இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ முதுமக்கள் அதாவது வயதானவர்கள் வந்துட்டு நம்ம வீட்டுகள்லயும் இருப்பாங்க. அ நம்ப வ சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அவங்களலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்பார்ப்புகளோட நம்மள்ட்ட வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பங்கு வேணும்னா கூட வந்துட்டு நம்மள்ட்ட கேட்கறதுக்கு வந்துட்டு, ஆ ரொம்ப எதிர்பார்ப்போட வந்துட்டு நம்மளோட தான் வாழ்வாதாரத்தில கூடவே இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஏ வந்துட்டு, ஒரு சமாளிப்பின் பேர்ல வந்து சமாளிக்கலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்?
கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாரி தான் எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து என் கணவரின் கணவரோட பாட்டி. அவங்களுக்கு வந்து இப்ப 97 வயதாகுது. எனக்கு கல்யாணம் புதுசுல அவங்களுக்கு அ அவங்களுக்கு ஒரு 20, 20, 70, 75 வயது இருக்கும் அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகப்போது. அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க மாரி ஒரு ஆசையா, ஆனா அவங்க என் என் கணவர் வந்துட்டாரு அப்படின்னா போதும் சின்ன குழந்த போய் அவங்க அப்பாவ பார்க்க ஓடும் பாருங்களேன்! அந்த மாரி அந்த பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து, ஆ "வா வா வா வந்து உட்காரு" அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையா, அதாது அவங்க இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அப்படிங்கிற மாரி வந்து நிப்பாங்க. அவங்க வந்து அப்ப தனியா இருந்தாங்க. நாங்க வேற இடத்துல இருந்தோம். நாங்க இங்கே இருந்து அங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்த மாரி, ஆ "நான் உனக்கு காஃபி போட்டு தரட்டுமா? நீ இந்த இது சாப்பிடுறியா? நான் உனக்கு அது செஞ்சு தரட்டுமா?" அப்படின்னு "இல்ல இல்ல நீங்க உட்காருங்க நான் போய் செய்றேன்" அப்படின்னா, "நீ இப்ப தான வந்துருக்க, இரு இரு நான் செய்றேன்" அப்படின்னா. எப்ப 75 வயசு அவங்களுக்கு அவங்க செய்யும்போது. அடுப்ப விட்டு அ குடுக்கவும் மாட்டாங்க. அடுப்பையும் விட்டு குடுக்க மாட்டாங்க. அடுப்பு கிட்ட அவங்க தான் போய் நிக்கணும். "நீ காய் மட்டும் நறுக்கி குடுத்துரு, நான் சமைச்சிக்கிறேன்" அப்படின்றுவாங்க. சரி சரி காயெல்லாம் நான் நறுக்கி குடுத்து, பாத்திரம்லாம் நான் தேய்த்து குடுத்து, 1/2 மணி நேரத்தில கடகடன்னு சமையல முடிச்சுட்டு, ஆ நீ சமைச்சேன்னா உப்பெல்லாம் பத்தாது நானே சமைச்சிக்கிறேன்னு வேற சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு அதே மாரி பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோட்டக்கலையில என்ன பண்ணுவாங்க அப்படினா, அவங்களுக்கு வீட சுத்தி நிறைய இடம் இருந்தது. சின்ன இடத்த கூட அவங்க சரி பண்ணி உடனே அந்த இடத்தில ஒரு செடிய நட்டுறணும் அவங்களுக்கு. அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது. அதாது இப்ப
கண்டிப்பாங்க. ம். ம். எப்பா. பெரிய விஷயம். ம். ஆ. சரிங்க. ஏய் அப்பா! பெரிய விஷயம். ம். கண்டிப்பா. ஆ. ஓ! இயற்கை வந்துட்டு பாதுகாக்குறாங்க இன்னமும். ஆ.
ரொம்ப. அ அ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா? அந்த ஒரு சமயம் வெங்காயம் வாங்கினா ஒரு சின்னதா முளை விட்டுரும் அந்த வெங்காயத்தில. அத எடுத்துட்டு போய் அது கடகடன்னு பூமிய குழி தோண்டி உடனே அத புதைச்சு, அதில தண்ணியில டெய்லி அதுக்கு தண்ணி வேற தெளிக்க ஆரம்பிச்சுருவாங்க, விடமாட்டாங்க. "அது நாங்க போறப்போ வே எடுத்துட்டு போய் பண்ணுறோம்" அப்படின்னா கூட, "உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும். நாங்க பண்ணுறேன் நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடைப்பாரயை எடுத்துட்டு போவாங்க, அத எடுத்துட்டு போவங்க. "வேண்டாம் கால்ல போட்டுக்குவீங்க". என்னைய பார்த்தா என்ன வயசானவ மாரி தெரியுதான்னு வேற ஒரு கேள்வி கேட்டுருவாங்க.
பரவால்லையே. பெரிய விஷயங்க, அப்பா! பெரிய விஷயம்.
அதுல, அதேமாரி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி இந்த கருணக்கிழங்க கொண்டுபோய் நட்டு வச்சிட்டாங்க அவங்க. அது அப்பதான் மொ வந்தது போலயே என்னன்னே எனக்கு சரியா தெரியாது. அது என்னய கூட்டு போனாங்க. நான் எனக்கு குழி மட்டும் தோண்டி கொடு உ என்னால அவ்வளோ பெரிய குழி தோண்ட முடியாதுன்னாங்க. சரி நான் குழிய தோண்டிக் கொடுத்தவுடனே, கடகடன்னு அத உள்ள வச்சு நட்டு அத அப்படியே மண்ண வச்சு பாதுகாத்து அதுக்கு ஒரு பாத்தி கட்டி இவ்ளோ வேலையும் முடிச்சுட்டாங்க. 10தே நிமிஷம் அவங்க முடிச்சுட்டாங்க அவ்ளோ வேலையும். ஆனா என்னால அவ்வளோல்லாம் பண்ண முடில அப்போ. நான் சொல்றது 20- 20 வருஷத்துக்கு முன்னாடி, என்னால முடியல. ஆனா அவங்க அவ்ளோ சுறு, சுறு, சுறுப்பா பண்ணிட்டு போய் ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் கழிச்சி அவங்க வீட்டுக்கு நாங்க மறுபடியும் போனப்போ, ஒரு அ ஒரு 10 கிலோல்ல ஒரு கருணக்கிழங்கு அவங்க, "அங்க இருக்கு போயி பாரு" அப்படின்னாங்க. போய் பார்த்தா! அது உண்மையிலயே ஒரு 10 கிலோக்கு மேலயே தெரியும் போல அந்த கருணக்கிழங்கு. "இது எந்த கருணக்கிழங்கு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னாங்க. "தெரியிலயே!" அப்படின்ன உடனே "நீயும் நானும் சேர்ந்து நட்டோமே, நீ கூட குழி தோண்டி குடுத்தயே, உன் க கை வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்தியே" அப் அவ்வளவு ஞாப அவ்வளத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்றாங்க. எனக்கு மறந்துருச்சு. உண்மையிலயே குளித்தோண்டுனதும் ஞாபகம் இல்ல, அது புதைச்சதும் ஞாபகம் இல்ல, அது வளர்ந்ததும் எனக்கு ஞாபகம் இல்ல. அதுல அவங்க உடனே ஒரு வார்த்தை, "நீ தான் கை வலிக்குதுன்னு வேற சொன்னியே, அப்ப கூட நான் தானே எல்லா வேலையும் முடிச்சேன். அந்த கருணக்கிழங்கு தான் இது" அப்படின்னா. உண்மையிலயே எனக்கு ஆச்சரியம் தாங்கல. அவ்வளோ பெருசா! "அத மொத நாள் தான் வேற ஒரு தெரிஞ்சவங்களை விட்டு அறுவடை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்" அப்படீன்னு வேற சொன்னாங்க அவங்க. அது அப்புறம் வெட்டி அந்த பக்கத் "அக்கம் பக்கத்தில இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போயி, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு" அப்படீன்னு சொல்ட்டு, என்ட்ட கட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. நானே எடுத்துட்டு போய் ஒரு ஒருதவங்களுக்க கொடுத்துட்டு வந்தேன் அந்த கருணகிழங்க.
அ. ம். ம். பெரிய விஷயந் பரவால் அப்பா. அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். ம். அ. கண்டிப்பாங்க. இப்ப அதேமேரி பார்த்தீங்கன்னா, அவுங்கள்ட்ட வந்துட்டு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா, உ உண்மையா நீங்க சொன்ன மேரி, குழந்தைத்தனம்ன்றது வந்துட்டு ச சாதாரணமாவே வந்துரும். வயதுகள் வந்துட்டு அதிகமாயிடுச்சுனா முதியோருக்கு. அப்போ அவுங்கள வந்துட்டு ஒரு குழந்தைத்தனத்துல வந்துட்டு, நம்மளால பார்க்க முடியாது, இல்லைங்களா? ஏன்னா, எல்லா நேரங்கள்லயும் நம்ம குழந்தைகளையும் பார்த்துக்கணும், அந்த முதியோர்களையும் பார்த்துக்கணும்ன்றப்ப, அத நம்ம பாத்துக்க முடியாது. "என்ன இவ்ளோ இதா இருக்காங்க". ஏன்னா நம்பளுக்கு வந்துட்டு, கோவங்கள் வந்துட்டு அதிகமா வரும். எல்லா விஷயம் பாத்திருப்பனா. ஒரு சில நேரங்கள்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவோம். என்னன்னா, "அ அதுமாரி முதியோர்களும் வந்துட்டு ஒரு விதத்துல குழந்தைத்தனம் உள்ளவர்கள் தான்", அப்பிடின்னு ஒரு சில நேரங்கள் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்ப அவுங்கள்ட்ட நிறைய இடையில வந்துட்டு, எதிர்ப்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். "எனக்கு இதுமாரி செஞ்சு குடுத்தா நல்லாருக்கும். எனக்கு இப்பிடி பண்ணா, என்ன பார்த்துக்கிட்டா நல்லாருக்கும்". அந்தமேரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா, முதியோர்கள் மூலியமா? உங்க வீடுகள்ல. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
உன் அ உன் ம். ம். ஆமா, ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, பத் அ அதே பாட்டிதான் என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, என் பையன் அப்ப சின்ன பையனா இருக்கும்போது, சாக்லேட் வாங்கி சாப்பிடுவான் கடையில பேயிட்டு. "எனக்கும் ஒரு சாக்லேட் வாங்கின்னு வந்து குட்றா! என்ன நானும் சாப்பிடுவேன்ல," அப்பிடின்னுவாங்க. "உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, நீங்க சாப்பிடக்கூடாது" அப்பிடின்னு நான் சொல்லிட்டன்னா போதும், அவுங்களுக்கு கோவம் வேற வந்துரும். "என்ன பார்த்து சர்க்கரை வியாதின்னு சொல்ற. நான் தான் தினமும் மாத்திரை போடுறனே! 1 நாள் சாக்லேட் சாப்பிட்டா, ஒன்னும் ஆகாது". அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, லாலிபப் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். கோவமும் வரும். திட்டவும் முடியாது, அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அ அதுவும் இல்லாத, இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சமீபத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்ப அவுங்களுக்கு 95 வயசு 2 வருஷத்துக்கு முன்னாடி நா 95 வயசு இருக்கும்போது, எங்க கூட வந்து ஒரு 6 மாசம் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சிறு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு அடம் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரிலாம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவுங்க. "அதாவது, எனக்கு இன்னிக்கு இது வாங்கி தான் நீ குடுத்தாகணும்" அப்பிடின்னா, "அதெல்லாம் கிடைக்கலயே, கடையில" அப்பிடின்னு என் பையன் வேற சொல்லிவிடுவான், சும்மா இல்லாத. "நீ போய் வாங்கிட்டு வாடா. தேடி புடுச்சாவது வாங்கிட்டு வா". என்ன கேட்பாங்க அப்பிடின்னா, காராப்பூந்தி வாங்கிட்டு வான்னுவாங்க. அவுங்களுக்கு எது ஒத்துக்காதோ, அதெல்லாம் தான் கேப்பாங்க. அப்ப நம்மால சொல்லவும் முடியாது. அவங்கள்ட முடியாது. அவுங்களுக்கு பல்லும் கிடையாது. சரியா இல்ல. ஆனா அவுங்களால சரியாக கடிக்கவும் முடியாது. ஆனாலும் எனக்கு அதெல்லாம் வேணும் இன்னக்கே வேணும் அப்பிடின்னுவாங்க.
சரிங்க. ம். ஆ. ம். ம். <chuckles> ம். ம். ஆமாங்க. ஓ!. ம். ஓ! ம். கண்டிப்பாங்க.
ஒரு சில சமயம் அ நம்ம அ எ என் கணவர் என்ன பண்ணுவார்ன்னா, "நான் உனக்கெல்லாம் வாங்கி குடுக்க மாட்டேன். இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது. நீங்க போய் படுத்துக்கோங்க. அந்தமாரி முடியாது" அப்பிடின்னு சொல்லி கோச்சுக்குவாங்க. போய் அப்பிடியே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு போய் படுத்துட்டு எந்திரிச்சே வரமாட்டாங்க.
ம். ஓ! குழந்தைகள் மேரியே, ஆ. அதேமேரி பார்த்தீங்கன்னா, அ எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு தொந்தரவுகள் வந்துட்டு அளிக்கிற மாரி இருக்கும். <tsk> அதுமேரி ஒரு, அ தோணுதல் வந்துட்டு உங்களுக்கு அடிப்படையாவே தோண ஆரம்பிச்சுரும். "என்னடா! இதுமேரி ஒரே தொந்தரவா இருக்கே, இவுங்களோட" அப்பிடின்டு. அந்தமேரி விஷயங்கள்லாம் எதாவது நடந்துருக்கா, அவுங்க மூலியமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆ.
ஆமா. இவரு போய் கெஞ்சுவாரு. ஆம். அது நிறையா நடக்கும். அவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து அப் ரொம்ப சுத்தமா இருக்கணும் வீடு. அதாவது அ தரையில கை வச்சுப் பார்த்தா கூட தூசி இருக்கக்கூடாது. அப்பிடி தான் அவுங்க மெயின்டென் பண்ணி வச்சு அவ்ளோ இருக்கு.
ம். ஓ! அந்த அளவுக்கு. அதாவது இந்த வடிவேலு வந்துட்டு துபாய்ல தரையில போட்டு கூட, சோற குழப்பி அடிக்கலாம்டாபான்னே! அந்தமேரி. ஆ.. <laughs> அ. பரவால்லையே!
<laughs> அந்த மாதிரி இருக்கணும் தான் வீடு அவுங்களுக்கு. அது ஒரு தூசி வந்துருச்சுனாகூட, உடனே போய் துடப்பத்த தூக்கிட்டு வான்னு. நம்ம அப்ப தான் வேலைக்கி போயிட்டு வந்திருப்போம். காலையிலேருந்து நம்மளும் ஒரு இடத்துல வேல செஞ்சுட்டு வரோம். அதெல்லாம் அவுங்களுக்கு "நீ வீட சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு, நீ போய் படுத்து தூங்கிரு." அப்படின்ருவாங்க. அ அதுக்காக அவுங்க வீட்டுல இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, தினம் வீடு மாப் போட்டு Dettol போட்டு தொடச்சி விட்டுருவேன், நான் அவுங்களுக்காக வேண்டி. பாத்திரம், ஒரு இடத்துல, அந்த ஒரு ஸ்பூனா இருந்தா கூட அன்னைக்கு எங்கேருந்து எடுக்குறாங்களோ, அங்கதான் அது வைக்கணும். நம்ம காலையில அவசரத்துக்கு வேலைக்கு போற சமயத்துல எங்கேயாவது மாத்தி, கீத்தி வச்சுட்டு போயிட்டன்னா, சாயங்காலம் வந்தோனே சொல்லுவாங்க. நீ இன்னைக்கு காலையில இந்த ஸ்பூன எடுத்து இந்த இடத்துல மாத்தி வச்சுட்டு போயிட்ட. நான்தான் அத எடுத்து சரி பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்சுக்க அப்படின்னுவாங்க. "அய்யயோ! என்னடா நா அது என்னடா இது இப்பிடியெல்லாம் சொல்றாங்க. ஒரு ஸ்பூனுக்கெல்லாம இவுங்க பேசுவாங்க?" அப்படின்னா ஏன்னா அவுங்க ஒரு மனநிலை, அவுங்க மனநிலை வந்து குழந்தைமாரி மாறிட்டாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு கிடையாது, அவுங்கக்கிட்ட. ஆனா, அவுங்களுக்கு வெச்ச பொருள், வெச்ச இடத்துல தான் இருக்கணும். மறந்து போய் கூட நம்ம கீய மாத்தி, ஒரு இடது பக்கத்துல இருக்கிறத தூக்கி, வலது பக்கத்துல கூட வைக்கக்கூடாது. அவ்ளோ இதுவா பேசுவாங்க. அதாவது ரூல்ஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த ரூல்ஸ தாண்டவே கூடாது அவுங்களுக்கு. "கோட தாண்டி அப்பிடி வைக்கக்கூடாது" அப்பிடின்னுவாங்க. "இந்த இடத்துலேருந்து இருக்கு. அத நீ எடுத்து தொடச்சி விட்டுரு" அப்பிடின்னுவாங்க. ஆனா, அவுங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம கத்துக்கணும். அது எப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கை வைத்தியோன்னு சொல்றது எல்லாத்தையும் அவுங்க வந்து, பயங்கரமான தேர்ச்சி பெற்றவுங்க, அவுங்க. அவுங்க சொந்த அந்த வீட்
ஓ!. பரவால்லையே! ஓ! அந்தமேரி சொல்லுவா. ம். ம். ம். கண்டிப்பா. ப்பா,
அவங்க அந்த 70, 75 வயசு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, எல்லா வித செடிங்களும் வீட்லயே வளர்த்துட்டு இருந்தாங்க. அ அத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு சளி பிடிச்சுருக்கு என் பையனுக்கு அப்டின்னா, கடகடன்னு தோட்டத்துக்கு போவாங்க, ஒரு 4, 5 கீரைய பறிச்சுட்டு வருவாங்க. அதுல கற்பூரவள்ளி மட்டும்தான் எனக்கு தெரியும், மத்த பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. சரி சரி "இததெல் இதெல்லாம் அலசி குடு. நான் ஒரு கஷாயம் வைக்கணும்" அப்டின்னுவாங்க. அலசி குடுத்துட்டா போதும் அவங்களுக்கு. விறுவிறுன்னு ஒரு கஷாயத்த வச்சு என் பையன்ட்ட கொண்டு போய் குடுத்துருவாங்க. "ஆ குச்சு முடிச்சுரு" அப்டின்னுவாங்க. அவனும் குச்சு முடிச்சுருவான். குடிச்சு முடிச்சொடனே, 2டே நாள் அவ்ளோ சளியும் வெளில வந்துரும். அவ்வளோ அழகா ஒரு
ஆ. ஓ! அந்த அளவுக்கு.
ஒரு 2டே நிம்ஷம்தான். அந்த கஷாயம் கொதிக்க வைப்பாங்க அத கொண்டு வந்து அவன் கைல குடுப்பாங்க. குடிச்சுதான் ஆகணுன்னுவாங்க, அந்த மொத்த சளியும் வெள்ல எடுப்பாங்க. அது சின்ன குழந்தைகளுக்கு எப்படி நடந்துக்கணும், அதாவது ஒரு கொழந்தையை உரம் விழாம ஒரு கை கொழந்த இருக்கும் இல்லையா? அந்த குழந்தைங்கள ஒரம் விழாத பாத்துக்கிறது எப்டிங்கிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேனே.
ஆமாங்க. பரவாயில்லையே. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா அ ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ம் அவங்களோட எதிர்பார்ப்புகள வந்துட்டு நம்பளால வந்துட்டு பராமரிக்க முடியாது. அந்த நேரங்கள்ல அவங்கள வந்துட்டு எப்படி ஏன்னா குழந்தை நிலைமைக்கு அவங்க வந்துட்டு தள்ளப்பட்டுறாங்க இல்லையா? முதியவர் ஆனோனே. அந்த நேரங்கள்ல அவங்கள எப்படில்லாம் நீங்க வந்துட்டு கைக்கொள்வீங்க கையாளுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க அந்த விஷயங்கள? அதைப் பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க.
ம். ஆமா ஆமா. கண்டிப்பா. இப்போ குழந்தைங்கள்லாம் அடம் புடிச்சிதுன்னா, 2 சாத்து சாத்திடலாம். ஆனா இவங்களலாம் ஒண்ணுமே சொல்றதுக்கும் முடியாது. சொன்னா கோவிச்சுக்குவாங்க. அதுக்கு பயந்தே என்ன பண்ணுவோம்? அதாவது பாலிஷ்டா சொல்றது. "இது இன்னைக்கு கடையே பூட்டிட்டாங்க. கடையே இன்னைக்கு இல்ல. நீங்க கேட்ட கடையே இன்னிக்கு இல்லியாம். இன்னிக்கு வெள்ளிக்கிழமை. கடை லீவ் விட்டாங்க." அப்படின்னு சொல்டுவோம் நாங்க. அப்டியா? அன்னைக்கு ஆனா வெள்ளிக்கிழமையாவும் இருக்காது. ஏதோ ஒண்ணு, அவுங்க காரா பூந்தி கேக்கிறாங்க. காராபூந்தி அவுங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா, வேற வழி கிடையாது. "இன்னிக்கு செவ்வாக்கிழமை. இன்னைக்கு அந்த இடம் கடையே லீவ் விட்டாங்க." அப்படின்லாம் சொல்லி தான் அவுங்களை ஏமாத்துவோம். வேற வழி கிடையாது. ஏன்னா அவுங்க போய் பார்க்க முடியாது இல்லையா? அதனால அவுங்கள அப்படி தான் ஏமாத்துவோம். அவுங்க "அப்டியா உண்மையிலேயே லீவ் விட்டாங்களா கடை? சரி நாளைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துருன்னா" அதோட மறந்துருவாங்க. அதனால பாவம், அவங்க உடம்புக்கு ஏத்த சமையல, நான் சமைச்சு குடுத்துட்டேன். அது வரைக்கும் அவுங்க சாப்ட்டுருவாங்க. அது என்னைக்காவது மறுபடியும் ஞாபகம் வந்ததுன்னா, 'அன்னைக்கு லீவ் விட்டாங்களே, இன்னிக்கு கடை இருக்கா? போய் வாங்கிட்டு வாப்போ." அப்டின்னுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு சமயம். அய்யய்யோ! இவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதே இந்த வயசில, ஆனா இவங்க இதெல்லாம் கேட்குறாங்களேன்னும், தோணும். ஆனாலும் வேற வழி இல்ல, ஒரு சமயம் வாங்கி குடுத்து தானே ஆகணும். இல்லாத சமயம் அவங்கள தள்ளி போடவும் முடியாது இல்லையா?
ம். கண்டிப்பா. ம். ஓ. ஆமா உண்மைதான். ஆ. ஓ. ம். கண்டிப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கேக்காது தான், இல்லைங்களா?
ஆமா. ஏன்னா அவங்க உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா "அதெல்லாம் எனக்கு நல்லா ஒத்துக்கும். அத சாப்ட்டா அடுத்து என்ன மருந்து குடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் வாங்கிட்டு வா" அப்படின்பாங்க. இல்ல நீ அத சம, ஒரு இத சம, நான் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் கால் எங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்னாச்சுன்னா, கால்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவரு வந்து, ஒரு அ ஒரு மாதம் கிட்டத்தட்ட வந்து, மாவு கட்டு போட்டாரு. ஆனாலும் அந்த கால் கூடல அப்டின்னு சொல்ட்டு, மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, "நீ என் வீட்டுக்கு வா" அப்டின்னு சொல்ட்டு அவங்களை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அதேமாதிரி தோட்டத்துக்கு போனாங்க. ஒரு, ஒரு கைப்புடி நெறைய கீரைய அள்ளிட்டு வந்தாங்க. என்னடா இது கால் உடஞ்சுருக்கு, இவங்க என்ன கீரைய எடுத்துட்டு வராங்க? அப்படின்னு சொல்ட்டு, நாங்கலாம் ஆச்சரியப்பட்டு உக்காந்துருக்கோம். அவுங்க ஒரு சில இதெல்லாம் எடுத்தாங்க. ஒண்ணு இத போட்டு அரைச்சாங்க. எனக்கு இத நீ அரைச்சு குடு. இத இப்டி பண்ணி குடு. அப்டின்னா, காலோ கால் உடைஞ்சவரோட கால்ல, அந்த மாவு கட்டலாம் இருக்கும் இல்லிங்களா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த பச்சிலைய ஃபுல்லா வச்சு தேய்க்கிறாங்க, அவங்க கால்ல, அவர் கால்ல எந்த இடம் ஒடஞ்சிருக்கோ, அதில. என்ன நா எங்களுக்கா பயம். உண்மையிலேயே இவங்க வயசானவங்க. தெரிஞ்சு மறந்து போய் பண்றாங்களா? இது தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல எங்களுக்கு. அவரும் பரவால்ல, எ அவரும் பரவால்ல நான் காட்டுறேன்னு, காலை கட்டிட்டு உக்காந்துருக்காரு அவரும். எங்களுக்கெல்லாம் பயம். "நீ இன்னிக்கு மாவு க உனக்கு இந்த மாவு கட்டலாம் வேணாம், இந்த இது கட்டிருக்கேன். நீ போய்ட்டு 2 நாள் கழிச்சு வா. என்னைய வந்து பாக்குற." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 2 நாள் கழிச்சு வந்தவரு, அவரு பிரிச்சோன்னயே, "இன்னைக்கு போய்ட்டு, நீ எக்ஸ்ரே எடுத்துட்டு வா" அப்டின்னாங்க. அந்த கால பிரிச்சு வுட்டாங்க. அந்த தண்ணிய போட்டு, அந்த என்னென்னவோ, எண்ணெயோ, ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு, அத வச்சு தொடச்சும் வுட்டுட்டாங்க, அத வச்சு. "நீ இன்னைக்கு போய்ட்டு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, உன் மருத்துவரை பார்த்துட்டு வா" அப்டின்னு சொல்ட்டாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷம். "பாட்டிம்மா என் கால் கூடிட்டு. ரொம்ப சந்தோஷம். உங்களால தான் என் கால் கூடிடுச்சு." அப்டின்னு சொல்ட்டு, அப்டி ஒரு சந்தோஷம் அவுருக்கு. எங்களால ஆச்சரியம். உண்மையிலேயே தாங்க முடில.
சரிங்க. சரி. ஆ. ஆமாங்க. ஆ. ஆ. ஆ புரியுது. ஆ. சரிங்க. ஆ. ஆ. பரவால்லையே, பெரிய விஷயங்க. ஆச்சரியம்.
அதில என்ன போட்டீங்கன்னா, "அது பேர்லாம் தெரியாது எனக்கு. இதெல்லாம் தான் நாங்க போடுவோம். சின்ன வயசுல இருக்கும்போது, நாங்க இப்டிலாம் தான் பண்ணுவோம்" அப்படின்னு, அது பேரும் அவங்களுக்கு தெரியல. மறந்துட்டுருக்காங்க. ஆனாலும் விறு விறுன்னு ஒரு 10 நிமிஷத்தில அவரோட கால ஒரு மாசம் கஷ்டப்பட்ட கால ஒரு 2 நாள்ல சரி பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 'நீ வந்து தினம் வந்து வெந்நீர் ஒத்தடம் குடுக்கணும்" அந்த மாதிரி ஏதோ அ பாசிட்டிவா பேசி முடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. அவர் அந்த எக்ஸ்ரேலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் எலும்பே கூடிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு.
பெரிய விஷயங்க. பரவாயில்லையே, ரொம்ப அழகா வந்துட்டு சொன்னீங்கங்க. ஒரு முதியோர வந்துட்டு, எப்புடி வந்துட்டு நம்ம சமாளிப்பது? அவுங்க எதிர்பார்ப்பையோ சரி, அவங்க பங்கையோ சரி, அவங்க குழந்தைத்தனத்த வந்துட்டு, எப்படி நம்ம வந்துட்டு சரி செய்வது? அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு எப்புடி நம்ம பாத்து பாத்து செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு, ரொம்ப அழகாவே வந்துட்டு பகிர்ந்து கிட்டிங்க ஒரு கருத்தோட. உங்களோட பேசினதில எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றிங்க!
ம். உங்களுடன் பேசியதும் மகிழ்ச்சி மீண்டும்